அது ஒண்ணு போதுமேங்க?
அதேதான். அவரு என்ன பண்ணாரு, நெறைய பணம் நமக்கு வரும் வரும்னு சொல்லி தொழில்ல, பெரிய ஒரு பட்ஜெட்ல ஒரு பெரிய வீட கட்டிட்டாருங்க. ம்.
அ. ஆஹ.
அது ஃபுல்லாவே வந்து வரப்போற பணத்த நம்பி தான் அவர் வந்து கட்டியிருக்காரு. ஆனா, பணம் வந்து அவர் எதிர்பார்த்த அளவு தொழில்ல வரல.
போச்சு. அ.
போச்சு. அவ்ளதான். இப்போ வந்து இந்த வீட வந்து, வித்துட்டு கடன வந்து குளோஸ் பண்ணி வெளில வந்திருக்கணும் அவரு. ஆனா, அவர் அப்பிடிலாம் செய்யல. அவர் என்ன பண்ணிட்டாரு, பெருமைக்காக அவர் அடிமையா இருக்காரு. மத்தவங்க முன்னாடி வித்தா, எவ்வளவு கேவலமான விஷயம் அது அப்பிடின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டையும் விக்காம, கடன் மேல கடன் மேல வாங்கி வாங்கி ஒரே வீட்ட வச்சு பல கடன்கள் வாங்கியிருக்காருங்க. வா
ம். ம்ஹ்ம். ஆஹ. நிம்மதியாவாது இருந்திருக்கலாம். <chuckles>
ஆமா. கடன்கள வாங்கி, அத அந்த ஒரே ஒரு வீடுனால த அத தக்க வச்சுக்கணுன்னு பல பாடுகள பட்டுருக்காரு. எல்லார் முன்னாடியும் கடைசியா வந்து
அ. எங்கேயோ ஒரு எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம நம்ம ஒ எ உறவுக்காரங்க கிட்டயும் நம்ம எதுவும் நம்ம எதுவும் தாழ்ந்து, அ சொல்லாலயோ, செயலாலயோ, தாழ்ந்து போகக்கூடாது. எல்லாரும் என்ன நினப்பாங்க அப்பிடிங்கிறத தாழ்ந்து கூட கிடையாது. அது வீம்பு. நம்ம வந்து ஆ, அ வீம்பு. அது வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் போயிடுச்சு. இப்ப பாருங்க நிம்மதியா இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துருக்கலாம்.
ம். ம். ம். ம் ம். அதே தாங்க. வீம்புங்க. எல் ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா, அவரு அத புடிச்சுக்கிட்டு விடமாட்டேங்கிறாரு. இது ஒரு ஒரு 5, 6 வருடம் முன்னாடி, எங்கக்கிட்டயே வந்தாங்க. வந்து ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு. அவுங்க பிரச்சனை எல்லாத்தையும் வந்து உண்மையையும் சொல்லல அவுங்க. ஓரளவு தான் உண்ம பேசுறாங்க. அவுங்க பார்த்தீங்கன்னா, கணவனும் மனைவியும் எங்கக்கிட்ட வந்தாங்க உதவிக்காக. இந்தமாரி இந்த வீட்டுக்காக வந்து கடன் வாங்கி, வாங்கி இப்ப மூழ்கிட்டோம். இப்ப சாப்பாட்டு செலவுக்கே ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு வந்துட்டோம். இப்ப ஏதாவது வந்து யார போய் பார்க்கறது? தெரியல. நீங்க யாரையாவது சொல்றீங்களா, சிபாரிசுக்கு? இப்பிடிலாம் கேட்டு வந்தாங்க. அவுங்களுடைய கத கதையெல்லாம் கேட்டீங்கன்னா வந்து, எ எங்கே ஆரம்பிக்கிது இடியாப்ப சிக்கல்ன்னு சொல்லுவாங்கல்ல. <chuckles> அ. அந்த மா அந்தமாரி அவுங்க எங்க ஆரம்பிச்சாங்க, எங்க முடிக்கிறாங்கன்னே தெரியல. பாதி உண்மை, பாதி பொய்யா இருந்தது. இருந்தாலும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அவுங்க நெலைமைக்கு. கடைசியா வந்து அவுங்க வந்து, இந்த இது வேற பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது அடுக்குமாடி குடியிருப்புலாம் கட்டி வித்திருக்காங்க ஒரு காலத்தில. வசதியான காலத்துல பெரிய அளவு. அதுல ஏதோ ஒரு மிச்சம் இருந்தது. அப்புறம் வந்து என்னால எங்களால என்ன முடியும்ன்னு சொல்லி பார்த்துட்டு, அப்புறம் அதுல வந்து ஒரு பகுதிய விக்க விக்கிறமாரி இருந்துச்சு. சுத்தமான பத்திரங்கள்லாம் இருந்தது அதுக்கு. அப்புறம் அது மட்டும் நாங்க உதவி பண்ணி, அத வேற ஒரு ஆளுக்கு குடுத்து கொஞ்சம் பணம் திரட்டி குடுத்தோம். அது மட்டும் தான். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா
ம்ஹ்ம். சரிங்க. ம். ம். அடடே! அ <chuckles> அதுதான். ம்ஹ்ம். அதான். ஆ, ஆஹ. ம்ஹ்ம். எங் எங்களால முடிஞ்சது. ஏதோ அப்பிடிங்கிற மாதிரி ஒரு உதவி. ஏன்னா ஏன்னா அது அந்த அந்த நேரத்துல நம்மளால பணம் குடுத்து உதவும் முடியுமேங்கிறதே கஷ்டம் தான் கொஞ்சம். ஏன்னா, இந்த உறவுக்கார பணம் குடுக்குறதும் உறவு முறையே மொத்தமா மாத்திரும். <chuckles>
ஆமா. ஆமா. ஆனா, நாங்க என்ன ஆம்.